ஏ என்.
அது ஆரம்ப கட்டத்தில அப்படி இருக்கும். நீங்க எப்போ மறுபடியும் அந்த ரீசெட் ரீஸ்டார்ட் அப்படின்னு எப்போ ஆரம்பிக்கிறீர்களோ, அப்போ கொஞ்சம் கடினமா இருக்கும் இல்லைங்களா? அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா சரியா போய்ரும். ம் சொல்லுங்க.
ஆ. அது ஆமா. அந்த ப் ஆ அந்த பிளானு வந்து எப்படின்னா உடனே காலையில எழுந்ததும் வாக்கிங் போணும், அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்ப்பேன் என் பையன் வேற கூட வந்துடுறாங்களா. அப்போ நமக்கு ஒண்ணு தோணும்ல இவங்களுக்கு முன்னாடி நம்மளால ஓட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி. ஒரு கில்ட் வேற இவங்க நல்லா ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளால ஓட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ரொம்ப போட்டு உறுத்திட்டே இருந்துச்சுங்க. அப்போ அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் வாக்கிங்லாம் 1 வாரம் தான் 10 நாள் தான் இதுக்கப்புறம் நம்ம சைக்கிள் ஓட்டியே ஆகணும்னா, அவங்க எழுந்துருக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன் வெளில
சரிங்க. சரிங்க சொல்லுங்க. கண்டிப்பா. சரிங்க. எங்க இப்போ ந மக்கள் நடமாட்டம் இருக்கற இடத்தில நீங்க ஓட்டுவீங்களா? இல்லாட்டி கொஞ்சம் மறைவான இடத்தில ஓட்டி பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு விடுவீங்களா?
து மொதல்ல த் இல்ல இல்ல. அப்படிலாம் இல்ல நமக்கு எங்கேங்க இருக்கிறதே ரோடு கொஞ்சம் தான் சிட்டிக்குள்ள, எங்க சென்னையில் வந்து, மக்கள் பார்க்காத அளவுக்கு ஒரு ரோடுலாம் இருக்கான்னே எனக்கு தெரில. எல்லா இடத்துலயும் அப்படியே நமக்கு கொஞ்சம் தான் இடமே கிடைக்குது அதனாலயே எனக்கு பயம் கொஞ்சம் நிறைய இருக்கும்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஏறினோன யாரதாவது உஸ்ன்னு வண்டி வருது, கார் வருது, நம்மளால ஓட்ட முடியுமா என்ற ஒரு நடுக்கம் வந்துடுதுனால, சரி ஒரே ஒரு குழந்தைய தான் பெத்தெடுத்தேன் ஆனா இதில வந்து எனக்கு இவ்வளோ பயமா நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா. இப்போ யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாரி சைக்கிள்தானே ஓட்ட போறோங்கிற மாதிரி மனசு சொல்லுது, மூளை ஒன்னு சொல்லுது. அது 2யும் ஒன்னாக்கிறதுக்குள்ளயே நான் நிறைய போராட்டத்த தான், நான் சந்திச்சேன்னே சொல்லணும் இது 2டயும் ஒன்னாக்கி ஒரு நாள் காலையில் எழும்பிட்டேன். எழுந்து நம்ம சைக்கிள்ல போகிறோம் கொஞ்சம் தூரமா போகிறோம் தள்ளிக்கிட்டே போறோம் நம்ம ஏரியாவ தாண்டி.
நிச்சயமா. சரிங்க. நிச்சயமா. இப்பா. ம். அது ஸ் சரிங்க. சரிங்க. யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக. அ சரி சொல்லுங்க.
அ ஆ விழுந்துட்டோம்னா விழுந்துருவோம்ன்ற பயமே எனக்கெலாம் வந்துடுச்சு.
பரவாயில்ல விழுந்துட்டு போனாலும் பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான. வில்லனருக்கு அடிதானே பட்டா பட்டு போட்டும். <chuckles>
அந்த ஆ அ இல்ல மை நமக்கு வயது வர ஒரு காரணமா இருக்குல்ல யாராவது வந்து நம்மள தூக்கி எழுப்புற அளவுக்கு ஆகி போச்சுனா என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் அவங்
நிச்சயமா. இல்ல நிச்சயமா. நீங்க சொல்றது வயதுங்கறதும் ஒரு விஷயம் தான். என்னன்னா, இப்போ ஒரு கடந்த ஒரு 2 மாசம், 3 மாசத்துக்கு முன்னாடி என்னோட அண்ணன் என்னோட மனைவியின் அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு காலையில நீங்க சொன்ன மாதிரியே வந்து சைக்கிளிங் போவாரு. சைக்கிளிங் போறப்போ வந்து போன் அந்த ந ஒரு சில விஷயங்கள் வந்து செட் பண்ணி வச்சிப்பாங்க போல. சைக்கிளிங் மோட் ஆஃப்லைன் மோட் அந்த மாதிரி பண்ணுவதற்காக அவரு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. பண்ணி முடிச்சுட்டு கிளவ்ஸ் போட்டிருக்காரு கையில உறை போட்டிருக்கிறாரு. கை உறை போட்டு போடுறதுக்கு, ஒரு அ வடது வலது கையை உபயோகப்படுத்திக்கிட்டு, இட இடது கையில வந்து க்ளோவ் போட்டிருக்கிறாரு. அது போறப்போவே போட்டிருக்கிறாரு. கொஞ்சம் மாட்டிக்கிட்டு க இடது கையில அப்படியே மாட்டிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நிலை தடுமாறிவிட்டாரு. அவரு அந்த அடுக்கு மாடி குடியிருப்புலயே கீழே விலுன்ட்டாரு. கை பிராக்சர் ஆயிடுச்சு அவருக்கு.
ம், ம். ஆஹா. ஆமா, ஆமா, ஆமா. ஆ. ஆ. அஹ. அச்சச்சோ! ஆ.